கண்டிப்பாங்க. ஏன்னா, உப நீங்க சொன்ன மாதிரி, எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல நமக்கு. ஒவ்வொரு நாள் வந்து கொஞ்சம் அதிகமா அடி வாங்கியிருப்போம். ஸோ, அந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து எனக்கு ஏறுனதுமே வந்து, <tsk> நான் கேக்குற பாடல்கள் எல்லாமே என்ன அதிகமா ம பொதுவாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், சோகமா அந்த 2 மனநிலையிலுமே நான் வந்து இந்த அ உற்சாகம் ஊட்டுற, அந்த மோட்டிவேஷன் சாங்க் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி பாடல்கள் நான் கேப்பேன். சொல்லப்போனா, அதீத சந்தோஷத்துல இருக்கும் போது கூட ஒரு சோக பாட்டு கூட நான் கேட்டது இல்ல. ஏன்னா, எல்லாருமே என்னை அத வச்சு க கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்க என்னோட அக்காக்கும், எனக்குமே அடிக்கடி சண்டை வரும். "இது என்ன நீ?" ரொம்ப ஒரு பயணம் வந்து ஜாலியா போயிட்டு இருக்கும். "எதுக்கு இதுல போய் சோக பாட்ட போட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நான் வந்து அத அ சோகமா பார்க்க மாட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து வரிகள் தான் பாட்டுல பெரும்பா இசைய விட நான் வரிகள அதிகமா நேசிச்சு தான் பாட்டு கேப்பேன். அப்படி இருக்கும் போது, எனக்கு ஒரு நல்ல வரி இருக்கு, அப்படினா, "நம்ம எந்த மனநிலையில இருந்தாலும் அந்த பாட்டு கேட்கலாம்!" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும்.
ஓ! சரிங்க. சரி, சரி.
ம். நான் வந்து அது மாதிரி அதிகமா வந்து ஒரு வேளை ரொம்ப சோகமா இருக்கேன், அப்படின்ற மாதிரி கேக்குற பாட்டு பாத்தீங்கன்னா, இந்த இதுவும் கடந்து போகும்னு ஒரு பாட்டு இருக்கும்ல. இதுவும் கடந்து போகும். அ அது வந்து ரொம்ப நா எனக்கு ஆனா அ அந்த பாட்டு ரிலீஸ் ஆன புதுசுலல்லாம், நான் பெருசா அத கேட்டதில்ல. அவ்வளவா எனக்கு தெரியவும் தெரியாது. அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில, ரொம்ப எதேர்ச்சியா அந்த பாட்டு நான் ஏதோ எங்கயோ கேட்ட ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம், நான் கேக்கும்போதுதான் எனக்கு அது ரொம்ப க் ரொம்பவே அந்த பாட்டோட ஒரு கனெக்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சில வேலைகள்ல எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வந்தபோது, நான் அதுவரைக்கும் இந்த பெண்கள் சார்ந்த பாடல்கள் பெருசா பெண்களுக்குனே பிரத்யேகமா இருக்க பாடல்கள்ல்லாம், அவ்வளவா நான் கவனிச்சது இல்ல. பொதுவான பாடல்கள், தன்னம்பிக்கை பாடல்கள் கேப்பேன். ஆனா அந்த மாதிரி பாடல்கள் அவ்வளவா கேட்டதில்லை. அதுக்கப்புறம், எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வந்தபோது தான், இந்த 36 வயதினிலே படத்தில ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா, அ "சிறகுகள் வீசியே அ சுதந்திர ஆசையில் நான் போகிறேன்" அதுவா இருக்கட்டும். அப்புறம், "வாடி ராசாத்தி" அந்த பாட்டு.
ஆமாமாமா, இந்த நயன்தாரா பாட்டு தான? ஓகேங்க. ஆமாமாமா. ஆமாமா.
இந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம், நான் ஒரு ஒரு பிளேலிஸ்ட் எனக்குன்னு உருவாக ஆரம்பிச்சது. அதாவது, எ ஒரு பெண்மையா நம்ம சந்திக்கிற சில ஏன்னா, எத்தனையோ கஷ்டங்கள் நே இப்ப நமக்கே ஒரு பிரச்சனை அப்படினா, "மத்தவங்கல்லாம் இத விட எவ்வளவோ சந்திச்சுலாம் கூட இருக்காங்களே!" அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தோணும் போது இந்த செட் ஆஃப் பாடல்கள் வச்சிருப்பேன். அப்படியே வந்து பெண்களுக்கு சார்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரியான பாடல்கள், அதெல்லாம் வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன்.

ஆ இருக்குங்க. எனக்கு பொதுவா வந்து அ நாமளா ஒரு பாட்ட வந்து செலக்ட் பண்ணி அத தேடி போட்டு கேக்கறத விட, <tsk> நம்ம வேறு ஏதோ பண்ணிக்கிட்டிருக்கும்போது சடனா நமக்கு பிடித்த பாடல்கள் ஒலிக்கும் இல்லிங்களா? அது வ அந்த மாதிரி கேட்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா, நான் என்னோட கல்லூரி காலங்கள்ல வந்து நாங்க தொடர்ந்து ஒரு பேருந்துல பயணம் பண்ணிகிட்டுருக்கும்பொழுது, அந்த பேருந்துல வந்து எப்போதுமே ஒரு பாட்டு ஓடிகிட்டே தான் இருக்கும். <tsk> அந்த அது வந்து டிரைவருக்கு பிடிக்குன்றதுனால அவர் பாட்டு போட்டுட்டு வருவாரு. <inhales> அந்த அனுபவம் எப்படின்னா, அ நம்ம என்னதான் வந்து வெவ்வேறு மனநிலையில வந்து இருந்து அவசர அவசரமா காலையில வந்து, <tsk> டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து பஸ் ஏறுனாலுமே, அங்க வந்து ஏறுனதுமே அந்த மனநிலையே அப்படியே மாறிடும். <tsk> அவரு கேக்குற பாடல்கள்லாம் ஒரு மாதிரி க வ் பஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேருந்துக்குள்ள அவ்வளவு கூட்டம், நெருக்கடி இருக்கும், <tsk> இடிச்சு தள்ளுவாங்க. அந்த மாதிரி அப்படியே வ வேர்த்து வழியும் அந்த மாரி ஒரு சூழ்நிலையில கூட அவரு கேக்குற பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குத்து பாட்டா ஓடிட்டிருக்கும். <tsk> அந்த பயணமே வந்து நமக்கு <tsk> வேற மாதிரி மாறிடும். <tsk> அ ம் அப்படியே அவ்ளோவொரு நெரு இரு இறுக்கமா இருக்கும். ஆனா அந்த பாட்டு கேட்டீங்க கம் கேட்கிறதுனாலேயோ என்னவோ, அந்த பயணம் நமக்கு அப்படியே சுகமா மாறிடுற மாதிரி நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். குறிப்பா வந்து இந்த மழை காலங்கள்லாம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஜன்னல் ஓரத்துல ஏன்னா கதவெல்லாம் அ <tsk> ஜன்னல அடைச்சுடுவோம். ஆனா இந்த பேருந்து போற அந்த வேகத்துக்கு <tsk> அந்த சாரல் விழுறத நம்ம பாக்கறது, அப்போ வந்து கேக்குற பாடல்கள்லாம் கூட எனக்கு ரொம்பவே இனிமையா இருக்கும். இப்போ குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ மழை சார்ந்த பாடல்கள்லாம் இருக்கும் இல்லிங்களா, அந்த "சின்ன சின்ன மழை துளியை சேர்த்து வைத்தேனே", அந்த பாட்டு, அதுக்கு அப்புறம் வந்து "அடடா மழடா" அ அப்புறம், இந்த ஆதி படத்துல கூட ஒரு பாட்டு வரும்ல்ல? "என்னை கொஞ்ச கொஞ்ச வா மழையே". ஸோ இந்த மாதிரி மழைக்கால பயணங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பாடல்கள் இருக்கு. அத கேட்கும்போது எனக்கு அப்படியே அந்த மழைய வந்து நம்ம இன்னும் அதிகமா உணர்ற மாதிரி தோணும்.
ம். சரி, சரி. ஓகேங்க. ம். ஓகே. ம். ஓ! சரி. ஆமாங்க. ஆமாமாமா. ஓகே, ஓகே. ஆமாமாமா.